நிச்சயமா. ஆமா.
அது கட்டிட்டு போறதுக்கும், இலவ சு சுலபமா இருக்கும். அதுக்கான செலவுகளும் கம்மியா இருக்கும். அதுக்கான ஒரு ப்ளவுஸ் நீட்டா ஒண்ணு தெச்சு போட்டா, அதுவே போதும் நமக்கு. அதுவே நம்மளோட ஸ்டைல, எங்கேயோ கொண்டு போயிடும்.
கண்டிப்பா. ம். ம்.
அப்போ நான் பாப்பாங்கள்ட அதான் சொல்வேன். பர்ஸ்ட் ரெண்டா 200 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய் துணிகள்லாம் பாரு. இதில இருந்து பார்த்துட்டு போ. எடுத்த உடனே அங்க போய் நிக்காத. இதில இருந்து பார்த்துட்டு போ. இதில ஏதாவது 1 உனக்கு மேட்ச் ஆற மாரினா தாராளமா எடுத்துக்கொ. அப்புறமேல் நீ விலை உயர்ந்த துண துணிய போய் பாரு. எது பெஸ்ட்னு நீயே புரிஞ்சுப்ப அப்டினு நான் சொல்வேன் நானு.
ம். ஓஹோ! சரி. ம். ஆனா, பொ உங்க பிள்ளைகள்லாம் அத புரிஞ்சுக்கிறாங்களா?
ஆ, கண்டிப்பாங்க. அதாவது நான் நான் எப்டி சொல்லுவேன்னா 2000 போட்டு ஒரு துணி வேணுமா? 2000 4 துணி வேணுமா?
பரவாயில்ல, ம். ம். அடடா! அற்புதம். ஆ.
ம். அப்ப அவளே "அம்மா இல்லைம்மா, நாலு துணியா நான் எடுத்துக்கிறேன்றுவாளுக" ஒரே வார்த்தையா.
ஆமா, ஏன்னா வகை, வகையா போடலாம் இல்லைங்களா? பரவாயில்ல ஆஹ.
ம். ஆமா அதே மாரி பார்த்திங்கன்னா, ஒரே 1 லெகின் இருக்கும். அதுக்கு 4 டாப்ஸ் வாங்கி குடுத்துருவேன் நானு.
ஓ! பரவாயில்ல. ஆ.
ஒரே 1 பேண்ட் இருக்கும். அதுக்கு 4 டாப்ஸ் வாங்கி குடுத்துருவேன்.
சரி, சரி.
ஆமா. ஏனா, நம்ம பேண்ட் மாத்த முடியாது. ஆனா, டாப்ஸ நம்ம டிஃபரென்ட், டிப்ரெண்டா போட்டுக்கலாம். ஏனா, பேண்ட் யாரும் நோட் பண்ண போறது கிடையாது. ஏனா, நம்மளுடைய டாப்ஸ வந்து எல்லாரும் நோட் பண்ணுவாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. பரவாயில்.
ம். அதே மாரி, அவருக்கும் அதே மாதிரி தாங்க, ஒரே ஒரு வேட்டி மட்டும் வாங்கிக்கோங்க, நாலஞ்சு சட்டை வாங்கிக் குடுத்துட்றேன்றுவேன் நானு. வேல முடிஞ்சது. <chuckles>
ம். ஓஹோ! <chuckles> அற்புதமாச்சே. ஆ. பரவாயில்ல, இப்போ ஆ.
அந்த மாரி ஒரு சு சுலபமான ஒரு ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, அந்த பணத்த வந்து எ அதிகமா நம்ம கொண்டு போய் ஷாப்பிங் பண்ணணும்லா அவசியம் இல்ல, இருக்கிற பணத்த போயிட்டு வச்சு அத ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாலே போதும் நமக்கு.
ம். சரி.